பொதுவாவே நம்ம ஒரு இடத்தில வேல பார்க்கிறோம் அப்பிடின்னா, அந்த இடத்தில நம்ம வந்துட்டு தோல்வி, வெற்றி 2மே சந்திப்போங்க. அப்பிடி தோல்வி சந்திக்கும்போது, நம்மளோட அடையாளங்கள் வந்து பாதிக்கப்படுமா? அப்பிடின்னு கேட்டா, உங்களோட கருத்துக்கள் என்ன? அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
கண்டிப்பாங்க. இந்த பணின்றது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்னதான் படிச்சாலும், போனாலும் வந்தாலும், நம்ம ஒரு வேலைக்கின்னு போனா தான், அதுக்கான அங்கீகாரம் பெறுறோம் நம்ம நினைக்கிறேன். இது எப்பிடினாங்க
ஆ, ரொம்ப சிறப்பா சொன்னீங்கங்க.
இது வந்து 2 விஷயம் இருக்குங்க. எப்பிடின்னா, நம்ம வந்து ஒரு என்ன தான் படிச்சாலும்ன்றது, அந்த படிப்பு மட்டுமே நமக்கு வாழ்க்கைக்கு வந்து, ஒரு பேர மட்டும் தந்துட்டுவுட்டுரும். ஆனா, நம்ம எப்ப நம்ம சம்பாதிக்கிறமோ! அப்ப தான் வந்து ஒரு பணியில நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு இடத்திலே போய் நிற்க முடியும்னு நான் நம்புறேன்.
கண்டிப்பாங்க.
அதேமாரிங்க என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு 2 கதைய பத்தி, நான் உங்களுக்கு பகிர்ந்துக்க ஆசப்பட்றேங்க.
கண்டிப்பா சொல்லுங்க.
இது எப்பிடின்னா இப்ப என்னோட வேலை வந்து, சென்னையில நான் வந்து ஒரு நிறுவனத்தில ஒர்க் பண்ணிருந்தேங்க.
சரிங்க.
சரிங்களா, அங்க வந்து சமாளிச்சு எப்படியோ வந்து ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டு நின்னுட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் வந்து வீட்டில இருந்தே வேலை செய்ற மாரி ஒரு சூழ்நிலை. ஓகேங்களா, இதுன்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல. அதுக்காக நான் வந்துட்டேன். எப்படி குடும்பத்தோட வந்து
சரிங்க, ம். அதாவது, சென்னையில வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. அ தகப்பனாருக்கு உடம்பு சரியில்ல காரணத்துக்காக, நீங்க மறுபடியும் வீட்டில இருந்தே வேலை பார்க்கறதுக்காக வந்துட்டீங்க. இல்லைங்களா?
ஆமாங்க. அதே மாரி என்னோட வேலை எப்படின்னா? ஒரு சினிமா துறை சார்ந்திருக்கும். எப்படின்னா, ஒரு எடிட்டிங் வேலை அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து ஆடியோ எடிட்டிங் அது மாதிரி பண்ணுறது. அந்த எக்ஸ்போஷர் ங்கறது வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்கும். ஏன்னா, ஒரு பெரிய நிறுவனம். தினமும் ஒரு 4, 5 பேரை சந்திக்கிறோம். வாழ்க்கையில அப்படி போய்ட்டு இருக்கும். இப்ப அத விட்டுட்டு நாம சடன்னா வந்து நிறுத்திட்டு திருப்பியும் நாம வந்து ஒரு திருப்பியும் ஆரம்பத்தில இருந்து நாம போக முடியாது. ஏன்னா, எல்லா இடத்திலேயுமே அந்த சூழ்நிலை அமையாது.
சரிங்க. ஓ! சரிங்க.
இப்ப எப்படின்னா, இப்போ அந்த சென்னை மாதிரியான ஒரு இடத்தில பெரிய நிறுவனம் இருக்கும். அது ஸ் அந்த துறை சார்ந்த நண்பர்கள் இருப்பாங்க. அப்போ வந்து அந்த வேலை வந்து ரொம்ப ஈசியா இருக்கும். இப்ப அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து, நம்ம வந்து ஒரு நகரப்புற ஒரு கிராமத்திலயோ நம்ம தேட முடியாது.
கண்டிப்பா முடியாதுங்க. ஏன்னா நீங்க அங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய பேரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க அதாவது உங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய பேர் வந்து, நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்களோட கனெக்டட்ல இருப்பீங்க. அப்படிங்கும்போது கிராமப்புறத்துக்கு வந்துட்டோம்னா, அந்த ஒரு அ ஒரு கனெக்டிவிட்டிங்ன்றது இருக்காது இல்லீங்களா?
கண்டிப்பா இருக்காதுங்க. அதாவது என்னன்னா, நம்ம மத்த வேலை இருந்தாலும், ஒரு இப்போ ஒரு ஆசிரியர் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து எந்த ஸ்கூலுக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், நம்ப ஒரு ஸ்கூலுக்கு போனா, அவுங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிடலாம். இல்ல ஏதோ ஒரு சில வேலையெல்லாம் ஒரு சில இடத்துல மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர, மத்த இடத்துல பண்ண முடியாது.
ம். கண்டிப்பா, புரியுதுங்க.
இப்ப அ ஐடி கம்பெனி எடுத்துட்டாலும், வீட்ல இருந்து வேலை செய்ற மாரி ஒரு சில கம்பெனி தான் இருக்கு. அது வந்து அவுங்களுக்கு நல்லா தருது. ஆனா இந்த மாதிரி துறையில வந்து எல்லாமே இந்த அதாவது எப்படி சொல்றது? வீட்லருந்தே வேலை செய்றது வந்து, ரொம்ப கடினமானது 1, 100துல 1 2 தான் பண்ண முடியும்.
நிச்சயமா, அது மட்டும் இல்லாம, நீங்க சொன்ன வேலைக்காக பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுல இருந்து வேலை பார்த்தோம்னா, அதுக்கான செட்டப்பு ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? ஏன்னா ஆடியோ எடிட்டிங் அப்படிங்கும்போது ரொம்ப கிளியரா கேட்கணும். அ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப சாத்தியமே இல்ல இல்லங்களா?
ஆமாங்க. அதாவது வந்து 2 வருஷம் ஆச்சு. இப்ப தான் வந்து 1 ரூம் மேல கட்டிட்டு அத அக்வாஸ்டிக் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கோம்.
ஓ! சிறப்புங்க. சரிங்க.
இன்னொரு விஷயங்க, இப்ப நம்ம அங்கருந்து ஒரு ஒரு எதோ சூழ்நிலையில வந்து நம்மள மாத்திடுச்சு. அதுவே வந்து ஒரு பணியில ஒரு பெரிய தோல்வி தான் எனக்கு. ஏனா, நான் உன்னும் ஒரு 5 வருஷம் இருந்தா நான் அத நோக்கி மேற்கொண்டு மேல போயிட்டு இருப்பேன்.
புரியுதுங்க.
அந்த துறை சார்ந்த நண்பர்கள் ஆவட்டும், அந்த சூழ்நிலை ஆவட்டும், கண்டிப்பா அந்த சூழ்நிலை, அந்த இடம் கண்டிப்பா நம்மள ஒரு மேற்கு இடத்தில கூட்டு போயிருக்கும். ஆனாங்க, அது வந்து நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்கா நம்ம வரலாம். எப்பிடின்னா, என்ன எனக்குமாரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல. அப்பிடின்னு சொல்லி, என்னோட வேலைய விட்டு பணிய விட்டு அந்த பணி தோல்வி அடஞ்சு நான் இங்க வந்துட்டேன். உண்மையாலுமே இங்க இத வந்து வந்த பிறகு கொஞ்ச நாள் யாரும் கேட்கல. அதுக்கு அப்பறம் எல்லாருமே என்னா கேட்டாங்க? என்னோட அடையாளன்றது வந்து பரவால்ல. அவன் வந்து படிச்சாலும் சென்னையில ஒரு பெரிய இடத்தில வேல செய்றான், அப்பிடின்ற ஒரு அடையாளம் இருந்துச்சு.
சரிங்க. ம். அதாவது நீங்க சென்னையில வேல பார்க்கும்போது அந்த அடையாளம் இருந்துச்சு இல்லேங்களா?
ஆனா, ஆமாங்க. இப்ப நம்ம என்னாச்சுக்கு வந்து ஒரு ஒரு லீவுக்கு வர இருந்தா கூட பரவால்ல. "தம்பி வந்து எங்க வேல செய்றாரு தெரியுமா? தம்பி வந்து அந்த மாரி இடத்தில, இந்த மாரி ஒரு துறை சார்ந்த எல்லா ஆட்கள்லாம் பார்ப்பாரு அவரு." அப்பிடின்னு சொல்ற நம்மளுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். நம்மள வந்து பார்க்கறதே வந்துங்க இப்போ வந்து யாரனாச்சும் ஒரு மனுஷன் வந்து என்ன ஒரு பதவிதான் அவன் ஒரு வாழ்க்கைய தீர்மானிக்கிது நம்புறேன். இப்போ எப்பிடின்னா சில பேர் சில பேர் சொல்லுவாங்க. ஊர்ல எதுனா தவறிட்டா, அங்க ஒரு போஸ்ட்டு மேன் இறந்துட்டாரு. இங்க ஒரு வாத்தியார் இறந்துட்டாரு. ஆ அங்க ஒரு வக்கீல் இறந்துட்டாருனு, சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு இறந்தாலுமே வந்து அவங்களோட பதவி, பணின்றது வந்து ரொம்ப முக் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிது அவுங்களோட அடையாளமா இருக்கு.
ஆ, சரிங்க. அ, ஆ. ம். ஆமாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஏனா, அப்படி தான சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க, நீங்க சொன்ன மாரி. "ஒரு டீச்சரு, ஹேட்மாஸ்டரு." இப்படி தான சொல்கிறாங்க.
ஆமாங்க. இதே வந்து குப்புசாமி இறந்துவிட்டார்னா, அந்த குப்புசாமி யாருன்னு தெரியாது. "அதான் ஆசிரியர்ங்க." அப்போ, ஓ அப்டியா! அவுரா அப்டின்ற மாரி. அந்த ஆசிரியர்ன்னு சொன்னாலே அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். இப்போ வந்து பணின்றதிலேருந்து அவ்ளோ அடையாளம் இருக்கும். இப்போ, ஒரு சிலவங்கலாம் வந்து ஒரு ஆசிரியர் இருக்கும்போது, என்னா இருந்தாலும் ஒரு ஆசிரியர் பதவி விட்டு வந்தாலுமே ரிட்டயர்ட் ஆனாலுமே, அந்த ஒரு ஆசிரியர் என்ற ஒரு அடையாளம் இருக்கும்.
நிச்சயமாங்க.
இப்ப, அதே மாரி இருக்கும்போதுங்க, என்னுடைய அடையாளம் வந்து, சென்னை மாரியான ஒரு நகர வாழ்க்கையில இருந்துச்சு. இப்ப இங்கு வரும்போது அந்த அடையாளம் வந்து, அப்டியே சுக்குநூறா உடையுது. பணிய தோல்வி அடைஞ்சு, அந்த அடையாளமே பாதிக்கப்படுது.
நீங்க அத உணர்றீங்களா? அந்த அடையாளம் பாதிக்கப்படுதுன்றது உணர்றீங்களா?
கண்டிப்பாங்க. அத வந்து
என்ன மாரி உணர்றீங்கங்க? உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெருஞ்சுதுங்க?
ஸ் வித்தியாசம் வந்து ஆரம்பத்தில எதுவும் தெரியலனாலுமே, அதுக்கப்புறம் வந்து இப்ப என்ன சொல்வாங்கன்னா, "போய்ட்டு வேலைக்கு போ." அப்டின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் வேலைக்கு போகணும்னா, நிறைய ஒரு ஆஃபர் வந்துச்சு நான் போகாம விட்டுட்டேன், அது ஒண்ணு. இன்னொன்னு ஒண்ணு, இப்ப நம்ம போயிட்டு பண்ணா அப்பா அம்மாவை யார் பார்த்துப்பா? இப்போ வந்து அவரால் ஃபுல்அ கியூர் ஆகல சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் முக்கியமாடா? உன் லைஃப் பார் அப்டின்ற மாரி இருந்தாலுமே, நம்மளுக்கு அந்த மனசில ஓரத்தில வந்து, ஒரு இருந்துட்டே இருக்கும். நம்ம உட்டுட்டு போறோமே அப்டின்ற மாரி இதுவும் உறுத்திக்கிட்டே இருக்கும்.
கண்டிப் ஆ.
ஏன் அப்படின்னா, அவுங்க வந்து கொஞ்சம் அவுங்களால வந்து மேனேஜ் பண்ணிக்க முடிஞ்சா பிரச்சனை இல்ல. இப்ப நான்றது வேற, மத்தவங்கன்றது வேற தான். அப்படின்னும்போது.
ஏன்னா, இப்போ நம்ம வந்து நம்பிக்கையா விட்டுட்டு போனா கூட, நம்ம யாரோ ஒருத்தவங்கள சார்ந்து இருந்துக்குற மாதிரியே இருக்கும் இல்லைங்களா? அ "ஏயப்பா கொஞ்சம் முடியலடா, கொஞ்சம் பாருங்க." நண்பனை கூப்பிட்டு சொல்ற மாரி இருக்கும். அங்க என்ன நடக்குதோ? எது நடக்குதோன்னு ஒரு பதட்டமாவே தான் இருக்கணும் இல்லையா?
ஆமாங்க.
ம். சரிங்க.
அதேமாரிங்க, அந்த அடையாளம்ண்றது எப்படி எனக்கு பாதிக்கப்பட்டுசுன்னா? என்ன இப்ப தம்பி சும்மா தானே வீட்ல இருக்கான்? என்ன அப்பா, அம்மா பார்த்துக்குறான்? இதை எல்லோருமே பார்க்க மாட்டாங்களா? இது ஆரம்பத்துல வந்து அவுங்களே வந்து நிறைய பேர் சொன்னாங்க எப்படின்னா "பரவாயில்லை, அப்பா, அம்மா பார்த்துக்குறான்." அப்படின்னு சொன்ன வாய். என்னுடைய அடையாளம் சில பாதிக்கப்பட்டதால, "இதெல்லாம் என்ன ஒண்ணும் இல்ல? என்ன சொல்றதுனே ஒண்ணும் புரியல?" அப்படின்ற மாதிரிலாம் என் காதிலேயே வந்துச்சு.
ம்.
ஆனா இருந்தாலுமே வந்து அந்த பணி தோல்வியில வந்து நிறைய விஷயம் வந்து பு அடையாளம் பாதிக்கப்பட்டு மனசு கஷ்டமாயிடுச்சு.
கண்டிப்பாங்க புரியுதுங்க. ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அ "அப்பாவ பார்த்துக்கப்பானு" சொன்ன வாயெல்லாம், இப்போ வந்துட்டு நம்ம வீட்ல வேலை பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். ஆனா என்னமோ பார்க்கிறவங்களுக்கு சும்மா இருக்க மாரி தெரிஞ்சுறும் போல <chuckles> இல்லைங்களா?
ஆமா, அப்போ தாங்க உணர்ந்தேன் எப்படின்னா, "ஒரு பணி தான் வந்து நம்மளுக்கு அடையாளம் போல இருக்கு. அந்த பணிய நாம் செய்யலன்னா, அதுக்கான வந்து நம்ம அடையாளமே பாதிக்கும்." அப்படிங்கிற மாரி அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன்.
சரிங்க.
அதுக்கப்புறங்க. அந்த அடையாளம் வந்து எப்போ திரும்பி வந்துச்சுன்னா, திருப்பியும் நான் வந்து வேல செய்ய ஆரம்பிச்சு, வீட்ல இருந்தே சில வேலைகள்லாம் தேட ஆரம்பிச்சேன். தேடி அத கண்டுபிடிச்சு. அத நான் வொர்க் பண்ணும்போது, சம்பளம் வரும்போது, அப்போ வந்து 4, 5 பேர்கிட்ட வந்து என் பையன் சம்பாதிக்கிறான்னு சொல்லும்போது, அந்த அடையாளம் திருப்பி எனக்கு கிடைக்குது.
ஆ அப்போ வந்து அ இந்த பணியில தான் அதாவது வேலை 1 வேணும். சம்பளம் 1 வேணும். அப்போ தான் நமக்கு நமக்கான அடையாளமும் வரும் போல.
ஆமாங்க. அதாவது அந்த காலத்தில சொல்லுவாங்க, "ரூ.10 சம்பாதிச்சாலும் கவர்ன்மெண்ட் வேலையில சம்பாதிக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க.
ஆமாங்க, ஆமா.
அது தான் வந்து, அந்த பணியில அவ்வளவு வந்து ஒரு பவர் இருக்குங்க ஒரு சக்தி இருக்கு. இந்த பணியில இருந்து வந்தாச்சுன்னா, அடையாளம் இப்போ அடையாளம் இன்னொன்னு வச்சுக்கணும்ன்னா. இப்போ முன்னாடி என் கல்யாணம் ஆயிட்டு எனக்கு வந்து அப்போ தான் வந்து ஒரு 1 ஓராண்டு காலம் கழிச்சு நான் இங்க வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க.
சரிங்க.
அதுக்கப்புறம் நான் வந்து எங்க மாமியார் வீட்டுக்கு போனா, அப்போ வந்து ஒரு மரியாதையா இருக்கும். <chuckles> எப்பிடின்னா, மாப்பிள்ள வந்துவிட்டாரா! அத பண்ணணும், இதை பண்ணணும் அப்பிடின்ட்டு
சரிங்க. ஆ.
ஆனா, அதுவே எனக்கு வேலை இல்லாதம்போது, கொஞ்சம் நான் வந்து உணர ஆரம்பிச்சேன். அந்த அடையாளம் பாதிக்கப்பட்டத.
ஆ வித்தியாசங்கள். வித்தியாசங்கள் உணர ஆரம்பிச்சீங்க.
ஆமாங்க. அப்போ வந்து ஒரு நாள் என்னாச்சுன்னா எனக்கு மல்லாட்டு சட்னின்னா அதாது வேர்க்கடலை சட்னின்னா பிடிக்கும்.
ம். சரிங்க.
அப்போ வந்து ஏதோ ஒரு விஷயம் நான் வந்து கேட்கும்போது, ஏப்பா! ம வந்து நான் மனைவிட்ட தான் கேட்டேன். ஆனா வந்து அவுங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னப்பா மல்லாட்ட வில எவ்ளோ ஏறிருக்கு! என்னப்பா? அப்பிடின்றமாரி சொல்ட்டாங்க. <chuckles>
ஐய்யயோ! ரொம்ப கஷ்டமே இந்தமாரி சொன்னா, எப்பிடி இருந்துச்சு? உங்களுக்கு அந்த நேரத்தில.
அதுமாரி, இதுமாரி ஒரு உண்மையாலுமே வந்து, நான் ஒரு காலகட்டத்தில வந்து பணியிருக்கும்போது, எல்லாத்தையும் காச இறச்சேன். எப்பிடின்னா வரவங்கலாம் ரூ. 500 இருந்தா வச்சுக்கோ! ஒய்ஃப்போட தங்கச்சி, அக்காவாகட்டும் இந்தா வச்சுக்கோங்க. அப்புறம் எப்பிடி சொல்றது? என்னோட மாமியாருக்கெல்லாம் வந்து பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவுங்களுக்குலாம் அவுங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒய்ஃப்போட அக்காவுக்கு வந்து ஃபோனே வாங்கி தரல. அவுங்க ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆயிட்ட பேருகூட. ஆனா வந்து, அதெல்லாம் வந்து நான்தான் வந்து வாங்கி கொடுத்தேன். அப்ப எல்லாமே ஒரு அடையாளம், ஒரு பணம் இருக்கும்போது, அது வேற. அப்போ மரியாதை எல்லாமே தன்னா சேர்ந்து வரும். ஆனா, அதுவே வந்து நம்ம வந்து அந்த அடையாளம் இல்லன்னா, அது வந்து ஒரு பணி தோல்வி அடஞ்சிட்டன்னா, அந்த அடையாளம் கண்டிப்பா பாதிக்கப்படும். அதுக்கப்பறங்க
ம். ஓ! சிறப்புங்க. சரிங்க. கண்டிப்பாங்க. நீங்க சொல்றது நான் 100% <chuckles> ஒத்துக்கிறேன். ஏன்னா, நானுமே இத நிறையா சந்திச்சுருக்கேங்க. என்கிட்ட வேல இருக்கும்போது, நல்லா வருமானம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட நாத்தனார், என்னோட ஓப்பிடியா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரே ஜகஜோதியா இருப்பாங்க. ஆனா, எப்ப நாம வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்து கொஞ்ச நாள் வீட்ல இருக்கலாமே அப்பிடின்னு ஒரு 1 மாசம், 2 மாசம் நம்ம கையில வருமானம் இல்லாதப்போ, அந்த பேச்சுகள், அந்த ஏளன பேச்சுகள், அந்த ஒருமாரி நக்கல் பேச்சுகளலாம் அதிகமா எனக்கு வந்துச்சு. <chuckles> அதுமாரி நீங்க சொல்றத என்னால உணர முடியுதுங்க. சொல்லுங்க! ஏதோ சொல்ல வந்தீங்க!
ம். கண்டிப்பாங்க. அதுக்கப்புறம் எங்க மாமனார் என்ன பண்ணிட்டாருன்னா, WhatsAppல அடிக்கடி "இந்த பணி இங்கு காலியிடம் இருக்கு. இத நிரப்புங்க. இத ஃபில் பண்ணுங்க." அப்படிங்கற மாரி நமக்கு ஒரு மாரி குத்த ஆரம்பிச்சது. 'என்னடா ஆச்சு? <laughs> நம்ம துறை வேற. ஆனா ஒரு ஒரு பணியில வந்து தோல்வி அடஞ்சதால இப்படி ஒரு அடையாளமா! அதுக்கப்புறம் வந்து என்னப்பா எப்படியா இருந்தாலும் வந்து, அப்பா அம்மா பார்த்துகறது கரெக்ட்டு தான். என்ன இருந்தாலும் உனக்குன்னு ஒரு வேலை வேணும். அது வந்து நம்ம சொல்ற விஷய விஷயம்னு ஒண்ணு இருக்குல்ல. அது வந்து ஏற்கத்தக்கது.' ஆனா அத விட்டுட்டு இந்த வேலைக்கு போ, இங்கே போ, அடிக்கடி மெசேஜ் பண்ணினே இருக்கறது, அப்போ வந்து உண்மையாலுமேங்க அந்த பணியில தோல்வி அடைஞ்சதால, 'என்னடா நம்ம அடையாளம் இப்படிலாம் பாதிக்கப்பட்டுருக்கான்றது, மாரி நான் ரொம்ப உணர்ந்தேன்.' அதேமாரிங்க, இந்த பணி தோல்வி அடைஞ்சதால நான்லாம் காசு பயங்கரமா கொடுத்தேன். நிறைய பேருக்கு
ஆஹ. <laughs> கரெக்ட்டு தாங்க. சரிங்க. ம்
இப்போ அவங்கள்ட்ட வந்து ரூ.100 ரூ.200 சில டைம் வந்து கேட்க வேண்டிய சூழ்நிலை அமையுது அப்ப. இப்ப இல்ல நடுவுல அமைஞ்சது.
ஓ! புரியுதுங்க.
அப்போ உண்மையாலுமே வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில சில இதெல்லாம் மாட கடவுள் எல்லாமே நமக்கு தருவாரு. நமக்கு வந்து எப்படின்னு சொல்றது. காலம் மாறும்ன்னு சொல்லுவாங்க.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு கடவுள் வந்து என்னைக்குமே விடமாட்டாரு. <laughs>
ஆமா, அதே மாரிங்க அந்த பணியில் தோல்வி வரும்போது நண்பர்கள் வந்து நிறைய உதவினாங்க. இந்த மத்தவங்கலாம் அடையாளம் எப்டி பாதிக்கப்பட்டாலுமே, நண்பர்கள் வந்து கூட நின்னாங்க. அது வந்து நிறையா விஷயங்கள் சொல்லலாம்.
ஓ! நண்பர்களுக்கிடையே உங்களுக்கு அந்த வேற்றுமை வந்து தெரியல இல்லைங்களா?
அடையாளம்ன்றது கூட, நம்ப ஒரு சிலவங்கள வந்து அடையாளம் பாக்குறாங்களே தவிர, ஒரு சிலவங்கிட்ட அந்த அடையாளம் பாதிக்கப்படலன்னு தான் நான் நம்புறேன். அ அதாவதுங்க, ஒரு நாள் என் மனைவிக்கு வந்து பொறந்தநாள். அத வந்து எதாவது ஒண்ணு வாங்கிக் கொடுக்க காசு இல்ல கையில. அப்போ வந்து என் நண்பர்ட சொல்றேன் உடனே ஒரு ரூ.500 போட்டுக் கொடுத்தாரு. "பரவால்ல மச்சான், நீங்க போய் வாங்கு இத கொடு" அப்டின்றாரு. அதுக்கப்றம் இது மாரி ஒரு விஷயம்லாம் வந்து உதவி பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்ம மூலியமா யாருக்கோ நம்ம உதவி பண்ணிருப்போம். அவங்கள்ட இருந்து ஒண்ணும் வராது. <chuckles> அவங்க நம்ம அசிங்க
சிறப்புங்க, சிறப்பு. கண்டிப்பாங்க. <chuckles> ஆ, உங்க மனைவி வந்து இந்த நேரத்துல உங்களுக்கு எப்டி சப்போர்டிவ்வா இருந்தாங்கங்க?
ஆனா யார் மூலியமா அவங்க வந்து எப்டின்னா, இந்த எல்லாம் விட்டுட்டு அவங்க வேலைக்கு போலேன்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. <laughs>
ஓ! <chuckles>
அவங்க சின்ன வயசுன்றதால இப்ப நான் வேலைக்கு போயிருந்தேன்னா, இந்த மாரி பிரச்சன இல்ல. நான் வந்து பார்த்துருப்பேன்ல. ஆக்சுவலா நம்மளுக்கு ஒரு பிரச்சனன்னா, மனைவி மாறுங்களே ஒரு சில மனைவலாம் புரிஞ்சிப்பாங்க. ஒரு சில மனைவி வந்து நம்மளுக்கே டஃப் குடுப்பாங்க. நம்ம பிரச்சனைய தாண்டி அவங்க ஒரு பிரச்சன இழுதுட்டு வருவாங்க. "நானே ஒரு பிரச்சனைல இருக்கேன். நீ ஏன் புது பிரச்சனைய கிளப்புற அப்டிங்கற?" மாரி இருக்கும்.
<chuckles> ஆ, கரெக்ட்டுங்க. நிச்சயமா அந்த நேரத்துல நமக்கு ஒரு தோள் கொடுக்க, தோழனா வந்து மனைவி இருந்துட்டாங்க அப்டின்னா, நமக்கு அந்த கஷ்டம் கூட பெருசா தெரியாது இல்லைங்களா. அந்த நேரத்துல வேற ஒரு, ப பிரச்சனை கொண்டு வரும் போது நமக்கு இன்னுமே மன உளைச்சல் அதிகமா தான் இருக்கும்.
கண்டிப்பாங்க. ஆனா வந்து நம்பள வந்து ஏளனம் செய்யாம, அவுங்கள வந்து சம்பாரிக்கணும் நினைக்கிற அந்த மனப்பான்மை இருக்குல்ல. அதுக்கு நான் பாராட்றேன். ஆ.
ஆ. கண்டிப்பா. அதாவது, நீங்க வந்து அ உடஞ்சு போனப்போ கூட உங்களுக்கு அவுங்க வந்து தோள் அ நான் இருக்கேன், நான் போனா கூட உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு கேட்டுருக்காங்க இல்லயா?
ஆமா. அந்த நேரத்தில எனக்கு வந்து வேற ஒரு கேள்வியா இருந்து ஏன் காரணன்னா, "அவுங்களுக்கு வந்து நான் எதும் வேலைக்கி அனுப்பக்கூடாதுன்ற மாரி ஒரு, முக்கியமான ஒரு விஷயம் வச்சிருந்தேன். ஏன்னா, நம்பள நம்பி வராங்க. அவுங்கள வந்து கஷ்டப்படக்கூடாது, என்ன கஷ்டம் இருந்தாலும் நம்பளே வந்து பாத்து, சம்பாரிச்சு அவுங்களுக்கு குடுக்கணுன்றமாரி ஒரு ஆச." அது எப்பிடின்னா அவுங்கள வீட்ல உட்கார வச்சு ராணிமாரி பாத்துக்கணுன்றமாரி இருக்கணுன்றமாரி ஒரு ஆச.
சரிங்க. அடடா! அற்புதம்! <laughs> சரிங்க. ஆ.
இப்பயும் நெறைய விஷயம் சொல்லிருவாங்க. ஆனா, இப்பயும் நான் வந்து, அவுங்கள வந்து "வேலைக்கு போறதுலாம் வந்து வேணாம், வெயிட் பண்ணு. இந்த காலமும் மாறும். கண்டிப்பா நான் சம்பாரிப்பேன்." அப்டின்னு, இப்ப அந்த காலம் மாறுண்ச்சு. இப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. <chuckles>
ஆ, ரொம்ப சிறப்புங்க. எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்தமாரி உங்களோட நல்ல எண்ணத்துக்கு வந்து கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை வந்து நல்லா அமையுங்க. நெறைய விஷயங்கள் வந்து நீங்க என்கிட்ட சொன்னீங்க. அதாவது, நீங்க பணியில் இருந்தப்போ வந்துட்டு ஊருக்கு வரும்போதெல்லாம், எல்லாத்துக்கும் எப்பிடி செஞ்சீங்க? உங்க சொந்த பந்தங்கள், உங்க மனைவி வீட்ல இருக்கவங்களுக்கு இந்த காலத்ல எத்தன பேரு இப்பிடி செய்வாங்கன்னு தெரியலங்க! நெஜமாவே மாமியாருக்கு வந்து ஃபோன் வாங்கி குடுத்துருக்கீங்க. உங்களோட க மனைவியோட அக்காக்கு பாத்துருக்கீங்கனால் நெறைய பேத்துக்கு நல்லது செஞ்சிருக்கீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும்போது யாருமே ஹெல்ப் பண்ல. கடைசில வந்து பாத்தீங்கன்னா, நண்பர்கள் உங்களுக்கு ஒரு தோழ தோளா இருந்து அ தோழர்கள் இருந்திருக்காங்க. அது மாதிரி நெறைய விஷயங்கள் நீங்க என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க கூட பேசும்போது நெறைய விஷயங்கள் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்கள பத்தி. அ தொடர்ந்து பேசுவோங்க. நன்றிங்க.
கண்டிப்பாங்க. நீங்களும் அழகான கேள்வி எல்லாம் தொகுத்தீங்க. உங்கக்கிட்ட பேசினது நானும் மகிழ்ச்சியா உணர்றேங்க. நன்றி.